கண்டிப்பாங்க. அதுபோக அன்னவுன் பெர்சன் தெரியாதவங்க யாராச்சும் சாட் பண்ணா, மெசேஜ் பண்ணா. அவுங்க உனக்கு இத வாங்கி தர்றேன், அத வாங்கி தர்றேன், இல்லனா நீ இந்த போட்டோ அனுப்பு, நீ ரொம்ப அழகா இருக்க, நீ தூங்கும்போது ரொம்ப அழகா இருப்பே. இந்த மாரி <gasps> ஒரு
ஆ, இதெல்லாம் சொல்லி அவுங்கள ஆர்வ ஆர்வம் ஊட்டுவாங்க. கண்டிப்பா.
ஆர்வம் தூண்டம்போது, அப்டி யாராச்சும் கேட்டா, நீ அம்மாட்ட வந்து சொல்லு. அது யாருன்னு நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாரி விஷயங்கள். ஏன்னா, உடனே டக்குன்னு ஏதும் அனுப்பக்கூடாதோ அவங்க எல்லாம் உன்னை இது பண்ணிருவாங்கன்னா, <tsk> அ யாரா இருந்தாலும் ஒரு ஒரு மனுசங்க மேலேயே கொழந்தைகளுக்கு நம்பிக்கை வராம போய்ரும் இல்லைங்களா?
சூப்பர். நிச்சயமா. கண்டிப்பா. நீங்க சொன்னது நல்ல பாயிண்ட்டுங்க.
கண்டிப்பா. அப்புறம் அந்த புரொஃபைல் பிக்சர் வக்கிறது, நான் எந்த ஊர்ல பொறந்தேன்? அ இந்த மாரி வி அ, விஷயங்கள் எல்லாம் பிரைவசியே இல்லாம. இந்த சமூக வலைதளங்கள்ல போட்டுட்டுருக்காங்க எல்லாருமே.
ஆ, அதாங்க. உண்மை, உண்மை. ஆமாங்க. அதுதான் கரெக்ட் கரெக்ட்டா சொன்னீங்க. ஏன்னா, உலகம் இன்னைக்கி எப்டி போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தன் அ பாத்ரூம்குள்ள காலைல எந்திருச்சு உள்ளே போய் பல் வெளக்றது மொதல் கொண்டு, மத்த அன்றாட அ நிகழ்வுகள், சாதாரணமா செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி, அத வந்து மக்கள் பார்க்கணுன்றதுக்காக போட்டு விட்டுட்டு, சந்தோஷப்பட்றாங்க. அது ஒரு விபரீதம் தெரியாம.
கண்டிப்பா. ஒருத்தரோட வீட்ல நீங்க சொல்றது கரெக்ட்டு. ஒருத்தவங்க வீட்ல எங்கெங்கே ஜாமானம் இருக்கு. ஏன்னா ஒரு ஹோம் டூர் போட்டுட்டாங்கன்னா, அவங்க வீட்ல எங்கெங்கே பீர்வோ இருக்கு மொதக்கொண்டு, அது திருடர்களாகட்டும் யாராவதாகட்டும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே பண்றாங்க பார்த்தீங்களா?
கண்டிப்பாங்க. நிச்சயம் நிச்சயமா. திருடனுக்கு நம்மளே வழி கொடுத்த மாரி ஆயிடும். சூப்பரா சொன்னீங்க, உண்மையிலே.
ஆமா. அப்புறம் வந்து, ஆ இப்ப வந்துட்டு ஆ, தனிப்பட்ட விஷயங்கள், இப்ப போட்டோ எடுக்கும் போதே கூட, குழந்தைகள போட்டோ எடுக்கும்போது அந்த குழந்தை வந்து அ. இல்ல நம்மள போட்டோ எடுக்கும்போது கூட, நம்மளுடைய பெர்சனல் இன்பர்மேஷன் நம்ம டோர் நம்பரோ, நம்ம படிக்கிற ஸ்கூல் பேரோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த போட்டோவ்ல இல்லாம இருக்கிறதுதான், நம்ம வந்து இந்த மாரி வலைதளங்கள்ல யூஸ் பண்ணனும்ன்ற மாதிரி, அவங்களுக்கு சொல்லித்தரணும்.
ஆமாங். நிச்சயமாங்க. இல்லாத மாரி பார்த்துக்கணும். கண்டிப்பா, சூப்பரா சொன்னீங்க. சில பேரு வீட்டு வாசல்ல நின்னு எடுப்பாங்க. எடுக்கும்போது வந்து வீட்டினுடைய முகவரி தெரியும்.
கண்டிப்பா. அவுங்க படிக்கிற ஸ்கூல் தெரியும். அப்ப அவங்கள பத்தி சேர்ச் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாரி ஆட்கள் வந்து இருக்காங்க எல்லா பக்கமும்மே. நம்மதான் வந்து ஜாக்கிரதையா இருந்துக்கணும்.
கண்டிப்பாங்க. நிச்சயமா, நிச்சயமா. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. கண்டிப்பா சொன்னீங்க. ஏன்னா இந்த காலத்துல அப்டித்தான் இருக்குங்க. ஏன்னா நெறைய பேர் டிவி இப்ப ரீசென்ட்டா நடந்த ஒரு நா செய்தித்தாள்ல கூட வாசிச்சேன். ஒரு ஊர்ல வந்து இந்த மாரி ஷார்ட்ஸ் எடுத்து போட்டதப் பார்த்து, அந்த வீட்ல திருடு போயிருக்கு. எப்டி திருடு போச்சுன்னு வந்து விசாரிக்கும் போது தான் சொ தெரியப்படுது. ஆக்சுவல்லா இவங்க வீட்ல அவங்கள குடும்பத்தார் அத்தனை பேருமே வந்து, Youtubeல வந்து அவங்களுடைய இத போஸ்ட் பண்றதுல ரெகுலரா இருப்பாங்களாம். அப்டி அவங்க போடும்போது தான் அவங்க வீட்டோட முகவரிய சொல்லிருக்காங்க. வீட்ல என் நீங்க சொன்ன மாரி என்னென்ன பொருள். அவங்களுடைய பீரோ எங்க இருக்கு? அவங்களோட கட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லாக்கர், இத பத்தில்லாம் விவரிச்சு சொன்னாங்க. இத வந்து இத பார்த்துட்டு, இதனால தூண்டப்பட்ட ஒருத்தன் வந்து, போய் திருடிட்டு வந்திருக்கான். இது வந்து விசாரணையில தெரிய வந்ததுங்க.
கண்டிப்பா.

கண்டிப்பா. அப்புறம் குழந்தைக்கு கண்டிப்பா அந்த அந்த விஷயங்கள் நம்பதான் வந்து ஓப்பன்னா சொல்லித்தரனும். "இந்த பாருப்பா இந்த மாரி விஷயங்கலெல்லாம் இப்ப இன்டர்னெட்ல இருக்கு" அவுங்ககிட்ட இருந்து மறச்சு, "அயோ இதெல்லாம் என்ன வீடியோ இதெல்லாம், குடு குடு குடு" அப்படின்னு சொல்லி வாங்கி டக்குனு நம்ம பேஜ் ரோல் பண்ணி, "அதெல்லாம் நீ பாக்கக்கூடாது" அப்படின்னா, அத்
நிச்சிம். நிச்சயமா. அப்படி செய்யம்போது அவுங்களுக்கு மேற்கொண்டு ஒரு ஆர்வத்த தூண்டும். "ஐயோ! அப்பா வாங்கி மறைக்கிறாரே, அதில என்ன இருக்குமோ!" அப்படின்னு. நம்ம நீங்க சொன்ன மாரி முதல்லயே அவுங்களுக்கு வந்து அந்த அறிவுறுத்தல குடுத்தோம்ன்னா, நிச்சயமா அவுங்களும் ந அவங்களும் நம்ம புரிஞ்சு கொள்வாங்க. அற்புதமா சொன்னீங்க.
ஆமா. கண்டிப்பா. இப்போ அந்த வீடியோவே அவன், "என்ன?" அப்படின்னு நம்ம கிட்டயே கேட்டாலும், ஓப்பன் பண்ணி காமிச்சு, "இது ஒண்ணும் இல்லடா, அந்த அக்காக்கு வந்து ஏதோ கொஞ்சம் பண கஷ்டமா இருக்கு. இந்த மாரியெல்லாம் வீடியோல்லாம் போட்டா கொஞ்சம் YouTubeல பணம் தருவாங்கன்னு இந்த மாரி பண்றாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பாக்கிறது வந்து தேவையில்லாதது. உனக்கு வந்து நேரத்துக்கும், நீ படிப்புக்கும் அது சம்மந்தமே இல்ல. அது அவுங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைய போடுறாங்க" அதனால, இத வந்து நீ பாக்கனுன்னு அவசியமில்லன்ற மாரி பொறுமையா சொன்னா, ஓ! அப்படியா அவ்வளோ தானா நான் கூடா எது
ம். சூப்பர்ங்க. சூப்பரா சொன்னீங்க. கண்டிப்பா. சூப்பர் பாயிண்ட்டுங்க நிச்சயமா. ஏன்னா, குழந்தைகளுக்கு குழந்தைகள் வழியில போய், அவுங்க பாஷையில சொன்னா தான் அவுங்களுக்கு புரியும். அதான் அத ரொம்ப அற்புதமா விளக்குனீங்க. கண்டிப்பா.
கண்டிப்பாங்க. இதே மாரி அப்புறம் அ தவறான கன்டென்ட் ஆ கண்டிப்பா 1டு கோபப்படாம இருக்கணும். எல்லாரும் டக்குனு அடிக்கிறதாகட்டும், "நம்ம பையன் தப்பான வழியில போய்ட்டான்" அது இதுன்னு பே பே பேம்பாங்க. அத வந்து நீங்க பொறுமையா, காமா எடுத்துட்டு போய்ட்டு, அ "ஏன் சாமி இத பாத்த?" என்ன ஆச்சுன்னு? கேட்டு, "இல்ல, அது என்னான்னு சும்மா ஓப்பன் பண்ணி பாத்தேன்" இந்த மாரி அவன் சொல்லும்போதே அவன் பொய் சொல்றானா, உண்ம சொல்றானான்னு தெரியும் இல்லைங்களா? சோ அதில இருக்கிற ஆபத்து என்ன? இந்த மாரி விஷயங்கள் பாக்கிறனால, நமக்கு வந்து என்ன விதமான ஒரு நல்ல விஷயங்கள், இல்லாத கெட்டது நடக்குன்ற மாரி, பொறுமையா உக்காந்து, எடுத்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும்.
நிச்சயமா. ஆமாங்க. ஆமாங்க. நிச்சயமா. கண்டிப்பா. அதெல்லாம் எடுத்துச் சொல்லும்போது, அவுங்க ஈசியா புரிஞ்சுகொள்ள கூடிய ஒரு வாய்ப்பு அவுங்களுக்கு கெடைக்கும். கண்டிப்பா தான்.
கண்டிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம, தப்பான விஷயங்கள் எது காட்டுவாங்க. இப்போ? குழந்தைகளே குழந்தைகள வந்து புல்லி பண்ற மாரியோ, ஒரு தப்பா பேசுற மாரி, பேட் வேர்ட்ஸ் பேசுற மாரி
ஆ சூப்பர். ஆமாங்க. இன்றைய காலகட்டத்தில, மிக மோசமான ஒரு, அ ஒரு நிகழ்வு அது நடந்து கொண்டிருக்குதுங்க. கரெக்ட்டா சொன்னீங்க.
ஆமாங்க. அது மாரி நடக்கம்போது, நம்ம வந்து இந்த மாரி பண்றது தப்பு, <tsk> உன் கூட யாராச்சும் ஒரு வேளை அவன் பண்றது புடிக்கலன்னா நீ பேசாத. ஆனா நீ வந்து அவன போயி இந்த மாரி அடிக்கிறதோ, அவன வம்பு இழுக்கிறது, அவன வந்து தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணி சொல்றது, இந்த மாரிலாம் நீங்க பண்ணக்கூடாது. இந்த மாரி விஷயங்கள்லாம் அவுங்களுக்கு சொல்லி தரணுங்க.
சூப்பர்ங்க.